இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அப்படின்று இருக்கும்போது, அந்த கல்வி ஆயுளை நீங்க வாழ்க்கை முழு முழுவ ஒரு பயணமா அதை எடுத்துட்டு போவீங்களா? இல் அது மாரி ஒரு நினைக்கிறீங்களா உங்க கல் கல்வி பயணத்தை?
ம். கண்டிப்பா. என்ன கேட்டிங்கன்னா கல்வின்றது ஒரு பயணம் தான், அதாவது இது முடிஞ்சு போச்சு, 10ம் வகுப்பு படிச்சதும் முடிஞ்சு போச்சு, 12ம் வகுப்பு படிச்சதும் முடிஞ்சு போச்சு, அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பா கிடையாது. ஒரு ஒரு நாளுமே நம்ப ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு கல்வி அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில பார்த்திங்க அப்படின்னா, நான் என்ன நினைச்சேன்னா சின்ன வயசு வரைக்கும், நம்ம வந்து ஒரு 12வது முடிச்சுட்டு, ஒரு அதாவது சின்ன வயசு ஒரு ஒரு ப 9ஆம் வகுப்பு 7ம் வகுப்புலாம் படிக்கும்போது நம்ம 12ம் வகுப்பு வரைக்கும் முடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் வந்து கல்லூரிலாம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும், அங்கே போய் நம்ம படிக்கலாம் வேண்டாம், அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்து இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம 12ம் வகுப்பு முடிச்சிட்டு, நான் கல்லூரிக்குள்ள வரும்பொழுது தான் எனக்கு புரிஞ்சுது, இல்ல நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, நம்ம இந்த சின்ன வயசு பள்ளியிலேயே வந்து நிறைய விஷயங்களை நம்ப கத்துக்கல, சரியா வந்து படிக்கல, அப்படின்றது எனக்கு வந்து புரிஞ்சது. ஏன்னா, அப்ப வந்து பார்த்தீங்கனா இந்த மதிப்பெண்ண நோக்கி தான ஓடுற மாதிரி இருக்கும். ம்.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு அந்த பள்ளி பருவத்தில வந்து நம்மளுக்கு மதிப்பெண் தான் பெருசு, அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஊட்டி வளர்த்துருப்பாங்க. <chuckles> அத அது வ வீட்லேயே ஆகட்டும் பள்ளியாகட்டும் எந் எல்லா பக்கமும் பார்க்கும்போது நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்கணும் நீனு நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியே நம்மள மெழுகேத்தியிருப்பாங்க.
கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. அந்த மாதிரி சொல்லவ நான் என்ன நினைச்சேன், அப்போ நான் 12வதில வந்து நம்ம ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி, நான் போட்டு போட்டு ப படிச்சு படிச்சு, ஒரு நான் என்னுடைய பள்ளியிலேயே நான் தான் முதல் மதிப்பெண் வச்சுக்கோங்களேன், அப்படி நான் வந்து படிச்சு இது பண்ணேன், ஆனா அதை வந்து நான் கல்லூரியில வந்து, அது சம்மந்தப்பட்டது நம்ம 12டாம் வகுப்பில சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசிக் தான் போல, அதிலிருந்து மேற்கொண்டு ஒரு விஷயம் நான் படிக்கிறேன் அப்படின்றப்போ, எனக்கு பேசிக் கா நான் கொஞ்சம் மக்அப் தான பண்ணி நான் தேர்வு எழுதியிருந்தேன். அதாவது அந்த நேரத்துக்கு, அதை புரிஞ்சி படிச்சு எழுதியிருப்பேனே தவிர, அதுக்கு அப்புறம் அத நான் மறந்துருவேன்.
கண்டிப்பா. சரிங்க சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, ஆமாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா உண்மை அதுதாங்க. ஏன்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாரி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம அப்போலேருந்தே நம்ம ஒரு மாதிரி படிச்சு அதை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஒரு திறமை வந்திருக்கும். மார்க் மட்டும் தான் அவங்க குறிக்கோளா வச்சிருந்தனால நம்ம நீங்க சொன்ன மாதிரி, அழகா சொன்னீங்க. "நான் மனப்பாடமா பண்ணி படிச்சது ஞாபகம் இல்ல." அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.
அது. ம். ஆமா. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு மேல இப்போ ஏதோ ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடம் வந்து 12வது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இப்போ அடுத்த கட்டம் இதை படிக்க போறோம் அப்படின்னு எடுக்கும்பொழுது, "இருங்க நான் 12வது வரைக்கும் மக்கப் அடிச்சு மார்க் எடுத்தேன்," என்னை வந்து கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி. "நீதானம்மா டாப்பர், நீ பதில் சொல்லுமா," அப்படின்னும்பொழுது, அது வந்து 'நான் படிச்சு இது மக்கப் எடுத்தேன், ஆனா, அது என் மனசில நான் வச்சுக்கலையே, வாழ்க்கை முழுக்க இது உதவும்னு நான் வந்து யோசிக்கவே இல்லையே,' என்னை கேட்டிங்கன்னா நம்ம பாட புத்தகமில எப்படி ஒரு ஒரு பாடம் படிக்கிறோமோ, அதை வந்து வாழ்க்கையோட எப்படி ரிலேட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லி தரல, வருவாங்க, காலையில வருவாங்க, இந்த மாதிரி "இந்த டாபிக் நம்ப எடுக்க போறோம்னு சொல்வாங்க, இதை போட்டு இதை போட்டு இது வந்தா இப்படி வந்துரும்," அப்படி தான் சொல்வாங்களே தவிர இதை நம்ம ஏன் தெரிஞ்சிக்கணும்? அப்படின்ற மாதிரி வந்து யாரும் நமக்கு சொல்லி தரல.
கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா, அதான் உண்மைங்க. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பாங்க, ஒரு உதாரணத்துக்கு, <breath> அ எனக்குமே நீங்க சொன்ன இது அப்படியே நடந்திருக்கு. நான் கல்லூரியில கல்லூரியில ஒரு அக்கவுண்ட்ஸ் நான் ஸ்டூடண்ட் அந்த அக்கவுண்டன்சி எடுத்த மேம் வருவாங்கங்க, ஒரு டைரியில அவங்களே அந்த சம்ம எழுதிட்டு வந்திருப்பாங்க, ஏதோ வந்து, நம்மளுக்கு ஏதோ அவங்க வந்து எழுதி போட்டு போற ஒரு வாத்தியார் மாதிரி தான் இருப்பாங்க, அதை கத்து குடுக்குற வாத்தியார் மாதிரி கூட வரமாட்டாங்க, கடகடன்னு எழுதுவாங்க, எழுதி முடிச்ச பிறகு, ஆ முடிச்சுட்டீங்களா எல்லாரும், என் கூடயே எழுதுங்கனு சொன்னேல்ல அதனால தான், அப்படின்ட்டு அதை அழிச்சிட்டு அடுத்த ஒரு இது எழுதிட்டு போய்டுவாங்க, அதனால நீங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கு.
அதனால நான் ம். ம். ம். ம். சரி. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. அ கஷ்டமாவும் இருந்தது. என்ன இது இவ்ளோ நாளா நம்ம இதெல்லாம் படிச்சோமே? ஏன் நம்ம ஞாபகத்துக்கு வரல? அப்ப என்ன பண்ணேன், மறுபடியும் நான் வந்து போய் படிக்க ஆரம்பிச்சேன் பேசிக்கு. பேசிக்கு மறுபடியும் படிக்கும் பொழுது, ரொம்ப "ஐய்யயோ! என்ன இது இவ்ளோ சிம்பிள்ளா இருந்திருக்கு. இத போய் நம்ம ஒழுங்கா படிக்காம விட்டுட்டோமே. இன்னும் நம்ம 1,200 மார்க் கூட எடுத்திருக்கலாம் போலயே." அப்டின்னுலாம் தோணும்.
கண்டிப்பாக. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. உ கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எப்போலாம் வந்து ஒரு டாபிக் வந்து நமக்கு வருதோ கல்லூரியில மறுபடியும் என்னோட பேசிக்ஸ் எல்லாம் போய் 12ம் வகுப்பு, 11ம் வகுப்பு ஏன் நான் 4ங்கிளாஸ் புத்தகம்லாம் கூட எடுத்து படிச்சிருக்கேன். ஏன்னா, அங்க நான் சரியா படிக்கல. அதாவது.
<laughs> கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. புரியுது.
அதனால என்ன புரிஞ்சுக்கிட்டேன். கல்வின்றது வெறும் படிச்சோம் ஒரு மார்க் வாங்கணும், ஒரு வேலைக்கு போணும் அப்படின்னு கிடையாது. தினமும் நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கோம். எதுவா வேணாலும் இருக்கட்டுமே இப்ப நம்ம கைபேசியில இருக்கு, ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறோன்னு வச்சுக்கோங்களேன். அத யாரோ ஒருத்தர் நமக்கு எப்படி அனுப்பணும்னு சொல்லிக் குடுத்தா தான் சரியான முறையில அனுப்புவோம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா கண்டிப்பா கண்
இதுவுமே ஒரு வகையான கல்வி. இதையுமே வந்து ஒருத்தவங்க வந்து, படிக்கிறாங்க. அப்படி தான் நான் வந்து பாக்றேன்.
கண்டிப்பாங்க கண்டிப் கண்டிப்பா. உண்ம அதுதாங்க. இப்ப வந்து, அ, நம்ம ஒரு கல்வி படிக்கிறது. நம்மளோட பயனுக்காக. நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம படிக்கணும். படிக்கிறோமா? இல்லன்னா, அந்த நம்மளோட வாழ்க்கைக்கு தான் நம்ம படிக்கணும். ஆனா, நம்ம குடும்பத்தில வந்து, இத படி படி அப்படின்ற மாரி, ஒரு வற்புறுத்தல் வப்பாங்க. இப்ப வந்து, அதுதா, நீங்க சொன்ன, இந்த மார்க்குக்காக படி. அப்படின்ற மாரி ஒரு நம்மள ஒரு, இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிருவாங்க. அத பத்தி, நீங்க என்ன நெனக்கிறீங்க? அப்படி அந்த குடும்பம் பண்றத பத்தி
ம். ம். ஆமா. கண்டிப்பா. அதாவது, அவங்கள பொறுத்தவரைக்கும், பெற்றோர்கள பொறுத்தவரைக்கும், எப்படி இருக்குனா. இவங்க படுச்சு நல்ல மதிப்பெண் எடுத்தா, நல்ல கல்லூரிக்கு போவாங்க. நல்ல வேலைக்கு போவாங்க. இவங்க வாழ்க்கை எதிர்காலம், நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்களே தவர, இத எப்படி படிக்கணும்னு அவங்களுக்கு, சொல்லித்தர தெரியாது. நம்ம படுச்ச 3/4வாசி பள்ளிகள்லயும் சொல்லி தர, அந்த காலத்தில நான் சொல்றே. இப்பலாம் கொஞ்சம், பரவாயில்லங்க. சும்மா சொல்லக்கூடாது. இப்பலாம் வந்து இந்த பிராக்டிகல், எப்படி சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்ற மாரிலாம் நெறய சிலபஸ் இருக்கு. அதாவது
கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்போ. சரி. கண்டிப்பா. உண்ம. கண்டிப்பாங்க. அதான். போறப்ப ஆ. கண்டிப்பா. கண்டிபா உண்மை.
ஒரு செடி மொளைக்கும் மொளைக்குன்னு வந்து ஒரு தியரியா தான் எடுப்பாங்களே தவிர, அந்த ஒரு வெதைய எடுத்துட்டு வந்து போட்டு "இது எப்புடி மொளைக்குதுன்னு பாரு. இதுதான் ஸ்டெம்மு இதுதான் வந்து இந்த என்ன சொல் எண்டோமெட்ரியம் இது தான் வந்து உள்ள இருக்கறது" அப்டின்ற மாதிரி வந்து சொல்லல. அப்டி சொல்லியிருந்தா மனசுல வந்து நல்ல ஆழமா பதிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் ஒரு மரத்த பத்தி படிக்கும் பொழுது, "இது எங்க இருக்கு" அப்படின்னா நான் யோசிக்க தேவையில்ல. அது எங்கயோ என் மூளையில வந்து கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கும். அந்த முதல் வார்த்த வந்தாலே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துரும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்ம அதுதாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, அழகா சொன்னீங்க. உண்ம அதுதாங்க. இப்போ பழைய கல்லூரி கா பள்ளிகள்ல என்ன பண்ணுவாங்களா, அந்த பாட வகுப்பு ஆசிரியர் வந்து நம்பளோட கடமை இது பண்ணி முடிச்சுட்டு போயிரணும். ஒரு பேச்சுக்கு "நீங்க நல்லா படிச்சா, நல்லா இருப்பீங்கடா" ஏன்னா நம்ம அவுங்க பேச்ச கேட்காதம்போதோ, மார்க்கு கம்மி ஆயிட்டா, அவுங்கள <tsk> அ கல்லூரியிலருந்து கேப்பாங்க! பள்ளிலருந்து கேட்பாங்கன்ற, ஒரு காரணத்துக்காக, எல்லாரும் ஒரு ம் என்ன எப்படின்னா, ஒரு கடமைக்குன்னு வந்து வேலை செஞ்சுட்டு போன மாரி இருக்கு. நம்பளோட வாழ்க்கைக்கு வாழ்க்கை இதுதான். அதனால எடுத்து உரைக்கிற மாரி அவுங்க சொல்லல! நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அத சொல்றாங்க. அப்போ அது சொல்லலன்றது.
ம். ஆ. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. இ இது வந்து, அவங்க வந்து ஒரு கடமையா நெனச்சு, சும்மா எடுத்துட்டு, சம்பளம் வந்தா போதுன்னு போறாங்க. ஆனா, இது. ம ம் அதாவது, மாணவர்களுக்கு போய் சேர்ந்துதா? அவங்க உண்மயிலயே, அவங்க வாழ்க்கையில வந்து, இத பின்பற்றுறாங்களா? அப்படின்லாம் யாரும் யோசிக்கிறது இல்ல. இது எல்லாமே ம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதா உண்ம. கண்டிப். கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா, எதிர்கால வாழ்க்கையே, அவங்களுக்கு இதுதா. அப்ப, நம்ம அது எதுக்கெல்லாம் பயன்படுன்ற மாரி, நம்ம எடுத்து உரைச்சா, அவங்க கொஞ்ச கேட்பாங்க. அப்படின்ற மாரி இல்லாம, அந்த நேரத்தில இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். நம்ப, நம்மளோட, அ போர்ஷன முடிக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் லயே அவங்க வந்து, வந்துட்டு எடுத்துட்டு போற மாரி இருக்கு.
ம். ஆமா. கண்டிப்பா. அதான் உண்ம. கண்டிப்பா, இதெல்லாம் மாத்தணும். அப்படின்ற மாரி தான், நான் வந்து நெனக்கிறேன். இதெல்லாம் வந்து, ஒரு பிராக்டிகல் இதெல்லா வச்சா, மறுபடியும், மறுபடியும், படிச்ச விஷயத்தையே படிக்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இத எப்ப வந்து உணர்ந்தேன்னா, நான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு க்குலா, கொஞ்ச வந்து நான், நடுவுல வந்து தயார்படுத்திக்கிட்டேன். அதுக்குலாம் நான் வந்து படிச்சேன். இந்த அரசாங்க உத்தியோகத்துக்குலாம். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த நம்ம இ அதாவது, சின்ன வயசுல 4ங் கிளாஸ்ல படிச்சது. அதனோட தொடர்ச்சி தான் 5ங் கிளாஸ். 5ங் கிளாஸ்ல படிச்சதோடய, அடுத்த கட்டத் தொடர்ச்சி தான், 6ங் கிளாஸ். இப்படி தான் இருக்கு. ஆனா, நமக்கு எப்படி இருக்கும். அந்த 6வது படிக்கும்போது ஒரு பாடம் எடுக்கும்பொழுது, அது நமக்கு ஒரு புது பாடம். டாப்பிக் குன்ற மாரி தான் தோணுமே தவர, ஏற்கனவே 5வது வகுப்புல நம்ம படிச்ச பாடத்த யாருமே ரிஃப்ரெஷ் பண்ணி, ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க!
கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. உண்மதான். சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. கண் கண்டிப்பா. அதாங்க. கண்டிப்பா. கண்டி கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அதாந் உண்ம. ம்.
அப் அப்டி ஒரு ஆசிரியர், இருக்காங்கன்னா, அது வந்து ஒரு அரிதினும், அரிதுன்தா, நான் சொல்லுவேன்.
கண்டிப்பா. அதான் உண்ம. அது அவுங்க இந்த வ இந்த வகுப்புக்கான இத எடுக்கறதுக்கே கொஞ்ச கஷ்டப்படுவாங்க. "ஐயோ!" அப்படின்ற மாரி. இதில, பழையச எடுத்துட்டு வந்து, சொல்லணும்ன்றது ரொம்பவே கடினமாதான் இருக்கும். அவுங்களுக்கு!
அ. ம். கண்டிப்பா. ஆனா அப்பிடி அவுங்க சொல்லலன்னா, பயனே இல்ல. புரியாது, எதோ ஒரு குழந்தைக்கு தான் புரியும். இன்னக்கி வரைக்கும் என் அலுவலகத்தில ஒரு சில விஷயங்கள் நான் கத்துக்கணும், என் வேலை விஷயங்கள் நான் கத்துக்கணும் அப்பிடின்றதுக்காக, இன்னைக்கு வரைக்கும் ஏதோ நான் தினமும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒண்ணு இணையதளத்தில போய் கத்துகிட்டிருப்பேன். இத பண்ணணுமே! இத எப்பிடி பண்ணுறது? இல்ல, எதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டில எதோ ஒரு கோர்ஸ் சேர்ந்து நான் கத்துக்கிட்டுருப்பேன். இது வந்து போயிட்டே இருக்கும். அடுத்து நம்ம ஏதோ ஒரு புதுசா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த நிறைய இந்த ஏ.ஐ. லாம் வருது அப்பிடின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி என்னுடைய வேலைகள்லயும் நான் கொஞ்சம் வந்து மாறுதல்கள் நிறைய படிச்சு வச்சுக்கிட்டா தான், என்னுடைய வேலைய நான் எதிர்காலத்தில தக்க வச்சுக்கவும் முடியும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மை அதாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்ம தான். கண்டிப்பா. கண்டிப்பா. அதாங்க உண்ம. ஏன்னா, இப்போ நம்ப, நம்ப சொன்னமாரி அந்த கல்லூரி வ பாடங்கள கொண்டு வந்து நம்ம ஓரளவுக்கு வந்துட்டாலும் இப்ப நிறையா நிறையா வருதுங்க. நிறையா கத்துக்க வேண்டிய அளவுக்கு நிறையா முன்னேறிக்கிட்டே வருது. அப்போ நம்மள நம்மளும் கல்விய நம்ப கல்வி திறன வந்து நம்ம ஏத்திக்கிட்டே இருக்கணும். அது வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா தான் இல்ல, கல்லூரிக்கு போனா தான் கத்துக்கணும் அப்பிடின்றமாரி இல்ல. நம்ப நம்மளால முடிஞ்ச அளவு சமூக வலைதளத்திலயோ! இல்ல ஒரு புக்க வாங்கி வச்சோ! எதையாச்சும் நம்ப நம்ம கல்விய நம்ம வந்து விடாம ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்மளோட இலக்க நம்ப அடைய முடியும். எந்த இலக்கு இலக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்பயே பாருங்க! ஏ.ஐ. ன்னா என்னன்னு தெரியாது. நம்ம படிச்ச காலத்தில. இப்ப பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கு. அப்பிடின்னம்போது இன்னும் ஒரு 10 வருஷத்தில என்னென்ன வருன்றது நம்மளுக்கு தெரியாம போயிரும். அப்போ அதுக்கான சமூக படிப்ப வந்து நம்ம அப்பதான் பணணும். ப படிக்க முடியும். அந்தந்த டைம்ல தான் படிக்க முடியும். இப்போ நீங்க வந்து எனக்கு நான் அந்த ப கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்காக படிக்கும்போது தான் அது தெரிஞ்சிச்சுன்றமாரி சொன்னீங்க. அப்போ நீங்க எவ்வளவு அ கஷ்டப்பட்டீங்க? ஐயோ! நம்ப இவ்வளோ தெரியாம நம்மளுக்கு இருக்கே! நம்ப வந்து படிப்ப ஒழுங்கா கத்துக்கல்லயே!
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ஆமா. நான் வந்து அப்ப தான் வந்து ரொம்ப என்ன நானே வந்து கொஞ்சம் "என்ன இது? நம்ம இத ஒழுங்கா படிச்சிருக்கலாமே! இத புரிஞ்சு படிதச்சிருந்தா, அன்னக்கி அந்த கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லி நிறைய மதிப்பெண் எடுத்திருக்கலாமே!" இது ஒரு நம்ம நார்மல் விஷயம். நம்ம வீட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் வந்து இந்த அறிவியலாவும், சயின்ஸாவும் சொல்றாங்க. ஒரு ஜக்க தண்ணிக்குள்ள போட்டு வச்சா, அதே ஃபோர்ஸ்ல அது வெளில வரும் அப்பிடின்னு சொல்லுவாங்க. அத பண்ணி காட்டி, அத நம்ம எப்பமே பண்ணுவோம் தான். ஒரு எக்ஸாம்பிள் காக நான் இத வந்து சொல்றேன். இந்த மாதிரி பண்ணி காட்டி ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தா, எனக்கு அந்த அந்த கோர்ஸ் அந்த லா வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்குமோ! அப்பிடின்ற மாரிலாம் எனக்கு வந்து
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுது. புரிஞ்சிருக்கும். ஆம் புரியுது. நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே இப்ப புரியுது. அதாவது அ ஒரு பாட புத்தகத்த படிச்சு நம்மளுக்கு வாசிச்சு சொல்லிட்டு போகாம, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு சின்ன பிராக்டிகலா செஞ்சு காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது வந்து அ பாட புத்தகமாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு மறந்துர்லாம். ஆனா, இது பிராக்டிகலா செய்யும்போது "ஓ அன்னக்கி நம்மளுக்கு ஆசிரியர் வந்து இப்பிடி தண்ணீய ஊத்தி காமிச்சாங்க". அப்படின்ற அளவுக்கு அது ஞாபகம் இருக்கும். அழகா சொன்னீங்க. அதான், அதான் உண்ம அதுதான்.
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா மறக்காது. ம். கண்டிப்பா. அ இது வந்து ஆயுள் முழுக்க வந்து இது நம்ம மனசில இருக்கும். அதேமாரி நம்ப இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறோம். நம்ப குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கறோம். கல்வின்றது நம்ப மட்டும் படிக்கிறது கிடையாது. நம்ப படிச்சுட்டு, யாருக்கோ சொல்லிக் குடுக்கறோம். அப்ப அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் குடுக்குறோன்றப்போ, அந்த கல்வின்றது எல்லா இடத்திலயுமே இருக்கு. அது இல்லாத நாட்கள் இருக்குமான் இது படிக்காதவங்க கிட்ட கூட இருக்கு. படிக்காதவங்க கிட்ட கூட நம்ப ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிற சூழ்நிலை வரும். அதுவுமே ஒரு வகையான கல்வி தான். கல்வினா புத்தகமோ, ஒரு இணைய தளத்திலயோ பார்த்து படிக்கிறது கெடையாது. கண்டிப்பா.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் உண்ம. கண்டிப்பா. அதாங்க உண்ம. இன் இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்லணுனு நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு பசங்க வந்து சில டைம் படிக்க மாட்டாங்க. அந்த வ ப வகுப்பு புத்தகத்த படிச்சுட்டே இருக்கும்போது அவுங்களுக்கு கொஞ்சோம் அது பிடிக்காம கூட போலாம். ஆனா இதே பிராக்டிகல்னா எல்லாரும் ரொம்ப கவனிப்பாங்க. ஆ, ஆ.
ம். ஆமா. ஆமா கெளம்பி வருவாங்க. அதுக்கேத்த உடையெல்லாம் போட்டுக்கிட்டு, அவுங்களும் அதுக்கான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு, இது என்ன பண்றது? அது என்ன பண்றதுன்னும்
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஆர்வமே அவுங்களுக்கு வந்துரும். வெறும் புத்தகத்த படிக்கும் போது அந்த ஆர்வம் இருக்காது. ஆனா அத ஒரு பிராக்டிகல்லா செஞ்சு காமிக்கும்போது, ரொம்பவே ஆர்வத்தோட எல்லாருமே கவனிப்பாங்க. ஆ. கண்டிப்பா நீங்க சொல்லம்போது அது ஒண்ணு ஒண்ணா எனக்கு துளியா அழகா புரிஞ்சுருச்சு. ம்.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. "இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது, நமக்கு கல்வி வந்து நீண்ட காலம் வந்து உதவி செய்யும்" அப்படின்றத நான் வந்து நம்புறேன். இது ஒரே ஒரு பயணம். இந்த பயணம் 12 வகுப்பு முடிச்சாலோ, இல்ல ஒரு கல்லூரிய முடிச்சாலோ, முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பா நம்ம முடிக்க முடியாது. ஒரு எதோ எடுத்துக்காட்டா சொல்லணுனா, எங்க அப்பாவே வந்து அவருடைய வேலைக்காக, கிட்டத்தட்ட அவருடைய ஒரு 40 வயசுல வந்து அவருடைய அடுத்த டிகிரி ய வந்து பண்ணாரு, பார்ட் டைம் ல. அவரு வேலையில வந்து ஒரு புரமோஷன் தேவ அப்பிடின்றதுக்காக. அப்ப தான் எனக்கு புரிஞ்சுது, "இந்த கல்விக்கு வயதும் ஒரு தடை இல்லை. கல்வி வந்து இந்த வயசோட முடிஞ்சிடுச்சு" அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து, முட்டுக்கட்ட போட்டுட முடியாது.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! பரவால்லங்கப்பா! கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. முற்றுக்கட்டை போட்டு வைக்க முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அழகா, நீங்க வந்து கல்வியோட ஆயுள பத்தி நல்லா சொன்னீங்க. கல்வியோட ஆயுளும், நம்மளோட ஆயுளும் ஒண்ணுனு கூட சொல்லலாம். நம்ம கடைசி காலம் வரைக்கும் அந்த கல்வி நம்ம கூட வருன்றத, நீங்க அழகா அந்த பிராக்டிகல் பண்ணணுன்றது, நீங்க ஒரு தருணத்துல கல்வியோட பயன பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது. நீ எனக்கு விளக்குனதுலாம் எனக்கு ரொம்பவே, ஆச்சரியமா இருந்துச்சு. ஆ ஓ இப்ப நீங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கும் தெரியுது, "நம்ம அந்த காலத்துல அப்பிடி இருந்திருக்கலாமோ?" அப்படின்றமாரி எனக்கும் புரிய வந்துச்சு. நீங்க ரொம்ப அழகா சொன்னிீங்க. அ, ஓ உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி!
ஆமா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. உங்ககிட்ட பேசுன எனக்கும் மிக மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.